கண்டிப்பா, கண்டிப்பாங் சார், அதாவது அவங்களுக்கு சுவைக்குறதுக்கு இதெல்லாம் கிடைக்கல அப்டின்னு சொல்லலாம். அ அந்த மாரி ஒரு சூழல்ல அவங்களும் வளரல இல்லைங்களா, த கெடைச்சா கண்டிப்பா இந்த சுவை வந்து அவங்களையும் விட்டு வெக்காது அப்டிங்குறது தான் எனக்கு தோணும் அடிக்கடி. <laughs>
இன்னைக்கு அந்த மாரி வந்து இல்லை கிடைக்கிறது. கிடைத்தாலும், உன்னை அது வந்து ஒரு ஏதோ வந்து வேற்று கிரகத்துலருந்து கொண்டு வந்த உணவு மாரி, இன்னைக்கு பிள்ளைங்க அத பாக்குதுங்க. அத வந்து எதோ அமேசான் காட்டுக்குள்ள இருக்குற வந்து கொண்டு வந்த பொருள், கேழ்வரகு கூழுடா அப்டின்னு என் பையன்ட்ட சொன்னா, அவன் வந்து அத கேவலமா பாக்குறான், என்ன கேழ்வரகா? அது புத்தகத்துல தானேப்பா நான் பாத்தது. புத்தகத்துல பாத்துருக்கேன், கேழ்வரகு அப்டின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அ இது என்ன நீங்க என்னமோ வந்து இத வந்து களி மாரி கிண்டி இது மாரி கொடுக்கிறீங்களே, இது என்ன வந்து ஃபெவிக்கால் மாரி ஒட்றதுக்கு பயன்படுமான்னு கேட்குறயான்.
ஆ. <laughs> ஆ கண்டிப் ஆ சரி. ஆ. <laughs> ம். ஆ. ஆ. <laughs> ஆனா, பசங்க சாப்புடுறதான், இந்த பசைத்தன்மை உள்ள உணவுகதான் அவங்க சாப்புடுறாங்க. ஆக்சுவலி இதுதான், அவங்களுக்கு உ அ உண்மையிலேயே ஆரோக்கியமான உணவு. அது இன்னும் புரியல
<laughs> இந்த மாரி. அவன் வந்து கூழு குடிக்குறத வந்து பெவிகால் மாரி இருக்குங்குறான்.
ஆ. <laughs>
பிசின் மாறி இருக்கு அப்டிங்குறான். இன்னைக்கு வந்து காலங்கள் எவ்வளவு ஒரு 20 ஆண்டுகளுக்குள்ள மாறி இருக்கு பாருங்க.
சரிங்க. ம், கண்டிப்பாங்க சார்.
அ காலைல வந்து கேழ்வரகுல குருணை அரிசிய போட்டு கேழ்வரகு, மா கேப்ப மாவுலையும், குருணையும் போட்டு வேக வச்சு, அதுல உப்பு போட்டு இறக்கி, அது கஞ்சியா வந்து அதுல மோர ஊத்தி அதுல அதுக்கப்புறம் இந்த மோருக்கு கொஞ்சம் உப்பு போட்டு, அத உட்காந்து நல்லா வந்து கரச்சுட்டு, அப்டியே வந்து ஒரு 4 டம்ளர் குடிச்சா அடடடடா! அந்த அந்த இனிமை இருக்குல்ல. அத சொல்லிட்டுருக்கும் போதே, உங்களுக்கு வந்து அடுப்படிக்குள்ள போகணும்னு தோணும்னு நெனைக்குறன். <laughs>
ம். ம். ஆ. <chuckles> <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா அத நானும் குடிச்சுருக்கேன், எனக்கு குடிக்கும்போதெல்லாம் தோணும். ஏன்னா, என் வயிற்றுக்குள்ள ஏதோ ஃப்ரிட்ஜே வச்ச மாரி இருக்குடா, அப்டின்னு சொல்ட்டு என் பசங்க கிட்ட சொல்லுவேன். அ இது என்னமோ உனக்குதாம்மா பிடிச்சிருக்கு அப்டின்னு சொல்ட்டு, நீங்க சொன்ன மாரி அத ஒரு ஏளன பார்வைல தான் அவங்க பாத்துட்டு போவாங்க. ஆனா, அந்த அந்த உணவோட அருமை புரியல. அ
<grunts> அந்த கூழுக்கு பாத்தீங்க அந்த கூழுக்கு பாத்தீங்கணா, பச்சடினு ஒண்ணு வெப்பாங்க. அதாவது மா இது, அ இது என்ன அப்டினு கேட்டீங்கனா பச்ச மெளகாய் தொக்குணு ஒண்ணு வெப்பாங்க. பச்ச மெளகாய்ல புளிப் புளி ஊத்தி நல்லா தாளிச்சுட்டு, அத வந்து தொக்குணு வெப்பாங்க. ஒரு பச்ச மிளகாய் தொக்குல எடுத்து ஒரு கடி கடிச்சுட்டு, அந்த கூழ நம்ம கைல அள்ளி சாப்ட்டோம்னா, அதை காட்டிலும் உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன உணவு வேண்டும்?
ஆ. ஆமாங்க. அ, அ, ஆ. சரிங்க. ஆ, ஆம், ம், ம். ஆ. சரிங் ம்.